அந்த இலைக்கும் வந்துட்டு தனித்தனியா ரேட் இருக்கு. அத போட்டு வாங்கிருவாங்க இவங்க. ஆனா, இலை கணக்கு அப்டிங்கிறது வரப்போ அப்டி சொல்லி சொல்லி காட்னாங்க. அப்புறம் அவங்க சும்மா அவர் நல்லா சிரிச்சு தான் <chuckles> எங்ககிட்ட எல்லாம் பேசிட்டுருந்தாரு. இந்த மாரி நா அவங் அவங்களோட அனுபவங்கள்லாம் இருக்கும்ல்ல. அப்ப அவங்களும் ஒரு கேட்டரிங்ன்னா ஒரு 20 பேர் கேட்டரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்டி சொல்லி புரிய வச்சாங்க அவங்க போய் அத எப்டி வந்து செஞ்சுட்டு வந்தாங்க? யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த <tsk> ரசக்கினி இ இருக்குல்ல இந்த பாயாசம் டம்ளர் ஒண்ணு இருக்குல்ல. <tsk> ஒரு சின்ன டம்ளர் <chuckles> பாயாசம் டம்ப்ளர். அதில பாயாசம் இருக்குறத மறந்துட்டே வந்துட்டு டக்குன்னு இந்த பக்கம் மாத்தி, மாத்தி <tsk> அ ஒ ஒரே பக்கமா ஊத்துணுன்னு சொல்லி தான் இவங்க பழகிட்டாங்கல்ல. வேகமா அதில வந்து வேற ஏதோ ரசம் மாதிரி எதையோ லிக்விட்டா வந்து ஊத்திட்டாங்க போல. உட்கார்ந்து முறைச்சு தள்ளுறாங்களாம். என்ன? என்ன நீங்க கேட்டரிங் பண்றீங்க? நான் தான் இப்டி பண்ணிறேன். அப்புறம் சாரி சாரின்னு சொல்லிட்டு நான் தான் போய் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி குடுத்தேன் எல்லாம் இது பண்ணினேன். ஆனா, அந்த அளவுக்கு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அ இலையா முழுசா நீங்க அடைச்சு, சுத்தமா கேப் இல்லாம பர பர பரன்னு பரப்பி போட்டுட்டீங்கன்னா, அது வந்து முஞ்சில அடிச்ச மாரி போயிரும். அவங்களுக்கு சாப்பிடவே தோணாது அப்டின் சொன்னாங்க.
ம். ஓ! சரிங்க. ஆமாங்க. ம். புரியுது, புரியுது. ஆமா, ஆம். ஆமாங்க. ஓ! சரிங்க. ஒ! ஒ! சரிங்க. புரியுது, புரியுது. ஆ கண்டிப்பா. ஆமா, ஆமாங்க. சரிங்க. நீங்க இதிலிருந்து வேற என்ன விஷயங்கள்லாம் <chuckles> கத்துக்குட்டீங்க? வேற இந்த நெறைய டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி ஆனா, இது மாரி விஷயங்களுக்கு பண்ண முடியாது. ஏனா, ஒவ்வொரு இலைக்குக்கும் உட்கார்ந்து எங்க போய் டெக்கரேஷன் பண்றது. வேற என்ன மாரி விஷயங்கள்?
அந்த ஆமா. ஆனா, இது காட்னாங்கங்க. இந்த ப்ரூட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும். ச்சீ கார்விங்ஸ் <chuckles> இருக்கும்ல்ல. எனக் எனக்கு இப்ப கொஞ்சம் கிரேவிங்கா இருக்கு. அதனால நான் கிரேவிங், கிரேவிங் <chuckles> ஒளறிட்டு இருக்கேன். அ ப்ரூட் கிரே கார்விங்ஸ் இருக்குல்ல. இந்த தர்பூசணியில வந்துட்டு இப்டி டிசைன் போட்டு அத <chuckles> இப்டி
சரிங்க. ஆமாங்க. அ அழகழகா ஏதோ டிசைன் பண்ணுவாங்க, ஆமா.